என்னென்ன நிகழ்ச்சியல்லாம் நீங்க பார்ப்பீங்க? அந்த வார இறுதியில?
கண்டிப்பா. அதாவது, அதுல சில நேரத்தல நம்ம அப்ப இருக்க மாட்டோம். தொலைக்காட்சில பார்கலேன்னா கூட, அந்த நிகழ்ச்சி வந்து கைபேசில வந்து பதிவிறக்கம் பண்ணீ பாத்துர்றது. அப்டி இல்லன்னா
ஆமா. இப்பதான் நம்ப OTTன்ற ஒரு தளம் வந்துருச்சு இல்லையா? அழகா பாத்துரலாம் அதுல.
ம் கண்டிப்பா. அதாவது எங்க வீட்ல வந்து, எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும், எந்த ஒரு திருவிழா அந்த பட்டி மன்றம்னு ஒண்ணு வைப்பாங்க பாருங்க. அதுல 2 பேரு பேசுவாங்க. பாரதி பாஸ்கர் மேமும், ராஜா சாரும் பேசுவாங்க. மத்தவங்க பேசுறதெல்லாம் மிஸ் பண்ணிட்டா கூட அந்த 2 பேரும் கடைசியா அ
ஆமாங்க. ம். ராஜா ரொம்ப அருமையா இருக்கும்ங்க. அவங்க 2 பேரோடது தான் எல்லாம் உக்காந்து பாப்போம்.